இப்போ வந்துட்டு முன்னாடி எல்லாம் வந்து அது ரொம்ப ஒரு கஷ்டமா இருந்துச்சு. ஆ இன்னொரு நாட்டில போய் படிக்கிறது. அங்க போய் வீடு தேடி எல்லாம் செட்டில் ஆகுறது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் உலகத்தில அது ரொம்ப சுலபமாயிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு அந்த நாட்ட பத்தி எல்லாம் தெரிது. அந்த நாட்டிலயும் நெறைய இனபுலுயன்சர்ஸ் இருக்காங்க. அவங்கள நாம பாலோ பண்றோம். ரொம்ப ஒரு திக்கு தெரியாத ஒரு காட்டுக்குள்ள போற மாரி இல்லைண்ணு வச்சுகோங்களேன். ஆனாலும் ஒரு வெளிநாட்டில போயி நம்ம வந்துட்டு அங்கயே செட்டில் ஆகணும் அப்படிங்கறபோல்லா என்னென்ன பேக்டர்ஸ் நம்ம பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
கண்டிப்பா. நெறைய விஷயங்கள் நம்ம கவனத்தில எடுத்துக்கணும். என்னென்னா இப்ப இணையம் காட்டுறது எல்லாமே, ஒரு 100 % நிலையம் அ நிலைப்பாடா இருக்காது. இப்போ இணையத்தில எப்பயுமே நம்ம என்ன பதிவிடுவோம்? சந்தோஷமான விஷயங்கள் அ இதெல்லாம் வா வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னுவோம். அங்க இருக்க பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கும் அ இப்ப படிப்புன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி ஓரளவுக்கு இப்போ வந்து மின்னலாம் அ இங்கே நம்ம நாட்லயே அடுத்து என்ன படிக்கிறதுன்ற புரிதல் வந்து பெருசா எங்களுக்கெல்லாம் கிடையாது. ஆனா இன்றைய தலைமுறைக்கு இணையத்தில நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாரியான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வெளிநாடுங்கும்போது அதிலயு நம்ம கவனத்தில எடுத்துக்கணும். எனக்கு வந்து வேலை நிமித்தமா வெளிநாட்டில வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அப்ப நான் வந்து அ இங்கே எவ்வளோ நான் வந்து சம்பாதிக்கிறேன், வெளிநாட்டில எவ்வளோ சம்பாறிக்கிறேன். இங்கே எவ்வளோ செலவு, அங்கே எவ்வளோ செலவுன்னு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கணக்கில் எடுத்துட்டு அ எனக்கு
ஆமா. ஆ. ஆமா. ஆமா. ஓ! இதுதான் பிரைமரி ஃபாக்டர் இல்லையா? லைக் செலவு சம்பாத்தியம் தான். ஆமா.
கண்டிப்பா. ஆமா. ஏன்னா அங்க போனா அந்த வாழ்க்கை தரம் இப்ப இங்க என்ன தரத்தில நான் வாழ்றேனோ நான் நினைச்சதை சாப்பிடுவேன், நினைச்சா வெளியே போவேன். திரைப்படங்களுக்கு போவேன். இதெல்லாம் அங்க முடியுமா? அப்படி முடியும்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும்? அத மீறி என்னால எவ்வளோ சேமிக்க முடியும்னு பார்த்தா, ஒரு 30,000 ரூபாய் வந்து சேமிக்க முடியும். இதே வாழ்க்கை தரத்த அங்க நான் போய் செ பண்ணணும் அப்படின்னா. என்னடா இந்த காசுக்கு தான் நான் போய் வெளிநாட்டில எங்க அப்பா, அம்மாவெல்லாம் விட்டுட்டு அப்ப எனக்கு திருமணம் ஆகல. அ என் குடும்பத்தை விட்டுட்டு நான் தனி ஆளா போணும். அது இங்க விட அங்க ரொம்ப வெயில் ஆமா. அப்படிலாம் யோசிச்சுட்டு நா வந்து, "இல்ல, இல்ல நான் போல" அப்படின்னேன். எங்க அப்பா, அம்மா கூட சொன்னாங்க ஆ அவங்க வந்து இது ஒரு வாய்ப்பா இருக்கலாம். ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கலாம். அ உனக்கு விருப்பம்னா முயற்சி பண்ணுன்ட்டாங்க. அப்ப என் கையில தான் அந்த முடிவு இருந்தது. நா வந்து அங்க என் கூட வேலை செய்றவங்க, ஒரு சிலர் அங்க இருந்தாங்க ஏற்கனவே. அப்ப அவங்க கிட்டலாம் பேசினேன். "என்ன மாதிரி உனக்கு சம்பள உயர்வு கிடைச்சது? நீ எவ்வளோ வீடு வாடகை கொடுக்குற? எவ்வளோ செலவு பண்ற? அட கடவுளே இதுக்குதானா இங்கேருந்து அங்க போனீங்க" அப்படின்னு நானே வந்து பின் வாங்கிட்டேன்னு தான் சொல்லணும்! அதனால பொதுவாகவே
ம். ஆமா. ஆ. இல்ல. அ. வீட்ல என்ன சொன்னாங்க? ஓகே. ம். ம். ஆ. அ, ஆ. ஆமா. இல்ல! செலவுகளும் அங்கு அதிகோங்கறத எல்லாரும் மறந்து போயிறாங்க. சம்பாதியத்த மட்டும் தான் பார்க்கிறாங்க.
ஆமா. இப்ப எப்படின்னா எல்லாரும் சம்பளோ ஓ! இந்த நாட்டுக்கு போறோமா! அப்ப இந்த கரன்சி வேல்யூ இவ்வளோ. ஓ! இந்திய மதிப்பில இத்தனை லட்சங்களா! அப்படின்னு, இத்தனை லட்சம் தான் அங்க செலவும் ஆகும். அது வந்து கொஞ்சம் சிக்கலான காரியம் தான். இப்ப இங்கிருந்து அங்கே போனவங்களே நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, மொதல்ல அவங்க போயிருப்பாங்க. கொஞ்சம் சம்பள உயர்வு, ஃபேமிலி வீசா கிடைச்ச உடனே குடும்பத்த அழைச்சுட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை விட்டு வர முடியாத சூழ்நிலையில தான் அங்க இருப்பாங்களே தவிர, அவங்களுக்கும் இந்தியா வந்துட்டா ஆ "இங்கேயே வந்துறலாமா?" அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு தான் நிறைய பேர் இருக்காங்க.
ஆ. கண் ஆமா. விரும்பி இருக்க மாட்டேன். கண்டிப்பா. நீங்க சொல்றது அப்படி தான். அப்புறம் ஜாப் செக்யூரிட்டியும் வந்து, ஒரு இம்பார்டன்ட் ஃபேக்டரா இருக்கு. அதை யாரும் ஏன் பேசமாட்டேன்கிறாங்கனு தெரில? என்ன தான் நம்ம இங்க இருந்து, அங்க போய் இருந்தாலும் நம்ம வந்து அந்த டிஃபெண்டென்ட் தான். நம்ம வந்து அந்த கண்ட்ரியோட நேட்டிவ் கெடையாது. இந்த விஷயத்தை ஏன் யாரும் புரிஞ்சுக்கமாட்டிங்கிறாங்கன்னு நீங்க என்ன நெனைக்கிறீங்க?
கண்டிப்பா. இல்ல, இப்போ வந்து ஓரளவுக்கு அந்த ஒரு பயம் வந்து வந்துருச்சு எல்லாருக்கும். ஏன்னா, இப்போ யுஎஸ் மாரி நாடுகள் வந்து தெளிவாவே சொல்லிட்டாங்க. அவங்க முடிஞ்சளவுக்கு, நம்மள வந்து தொரத்தி விடத் தான் பாக்குறாங்க. ஆ மற்ற நாடுகள்லயும் பாத்தீங்கன்னா, இப்ப ரேசிசம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா என்ன எங்க பாத்தாலும் நீங்களே இருக்கீங்கங்கிற மாரி, அவங்களே கொஞ்சம் கடுப்பாகிட்டாங்கனு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம மக்கள் போயி குடியேறிட்டாங்க. ஏன்னா போறதுங்கிறது வேலை நிமித்தமா மட்டும் இருந்தா பரவாயில்லை, அங்கயே நெறைய பேர் செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ, அவங்களுக்கு வந்து அது ஒரு பிரச்சனையா இருக்கு. அ நெறைய பேர், இந்தியர்கள் ஒரு கருப்பா இருந்தா மா அந்த நிறத்தை வைச்சே வந்து கண்டுபிடிச்சு, அ "கோ பேக் டூ யூவர் கண்ட்ரி" அப்படின்னு சொல்ற அந்த வாசகங்கள்லாம் வ் இணையத்துல பாத்தா, கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துது. அப்ப, நம்ம நாடே வந்து சில இடங்கள் சில நேரத்துல எனக்கு வந்து சேஃபானதா தோண மாட்டிங்குது. அதை விட்டுட்டு நான் போய் மொழி தெரியாத, அ எ அவங்க கலாச்சாரம் தெரியாத ஒரு எடத்தில போணும்னா, நெறைய விஷயங்களை நான் கணக்கில வச்சுக்கணும். நீங்க சொன்ன மாரி, ஜாப் செக்யூரிட்டி அப்படின்னு பாத்தாலுமே, அ சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த மக்களுக்கு தான் வந்து முன்னுரிமை, அப்படிங்கிற ஒரு திட்டமே வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது, தேவைக்கு தான் நம்மளை பயன்படுத்திக்குவாங்களே தவிர, அவங்க தேவைகள் முடிஞ்சோடனே மொதல்ல நம்மள தொரத்திட தான் நெனப்பாங்க.
ஆமா. சரி. கண்டிப்பா. ஆமா, வெச்சிருக்காங்க இப்போ. அவுங் கண்டிப்பா. வேலை இல்லாம எத்தனை பேர் வந்து, இப்போ போய் கடைசியில இப்போ ஸ்டார்ட்டிங்கில அவங்களுக்கு வேலை போகாது. நீங்க சொன்ன மாரி, ஸ்டார்ட்டிங்கில எல்லாமே வந்து அவங்களுக்கு நல்லா போய்ட்டுருக்கும். நல்ல ஃபியூச்சர் இருக்கும். எங் எப்படா நம்ம அங்கயே செட்டில் ஆயிறலாமோனு பாக்குறப்ப தான் வந்து, இந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்து வரும். எப்ப வேணாலும், வெளில போற ஒரு சிட்டுவேஷன் வரும். அதுக்கு, ப்ராப்பர் ஆன பேக்கப் ரொம்ப அவசியம்ணு நீங்க நெனைக்கிறீங்களா?
கண்டிப்பா. அதாவது, இப்போ நா சொன்ன மாரி மொதல்ல எவ்ளோ சேமிக்க முடியும், அப்படின்னு ஒரு கணக்கிடணும். வேலைக்கு போய் சேர்ந்த உடனே, கடன்கள வந்து அதிகமா வாங்கிடக்கூடாது. ஏன்னா, கண்டிப்பா வீட்ல இங்க வந்து, நெறைய அவுங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அது எனக்கும் புரியும். அவுங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களையும் ஏன்னா வேலைக்கு நம்ம வெளிநாட்டுக்கு போறதுக்கே, ஒரு அதிக கடன் வாங்கிட்டுதான் போ முடியும். அந்த அளவுக்கு செலவு பண்ணி போயிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு அந்த கடன்களலெல்லாம் நம்ம வந்து முடிச்சுட்டோம் அப்படின்னா, சேமிப்ப வந்து தொடங்க ஆரம்பிக்கணும் தவிர, அந்த நாட்ல வந்து ஒடனே வாகனம் வாங்குறது, அந்த நாட்ல வந்து தனியா இப்போ எப்பவுமே ஷேர் பண்ணி தான் இருப்பாங்க வெளிநாட்டுக்கு போறவங்க எடுத்தவொடனே. அதுக்கப்புறம் தனியா வீடு பாக்குறேன் அப்படின்னுவாங்க. அதுக்கு வந்து, சிட்டிக்குள்ள கெடைக்காது. அ UK மாரி நாடுகள்ல, நீங்க சிட்டிக்கு வெளிய சில கிராமங்கள் மாரி இருக்கும் அந்த இடம்லாம். அங்கே போய்தான் நீங்க வீடுக எடுக்க முடியும். பயணிக்கிற நேரம் அ 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் ஆகும். ஐயோ இது டெய்லி பேருந்துல போக முடியலன்னு சொல்லி, ஒடனே கார வாங்குவாங்க. இப்படி அதிக கமிட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா, திடீர்னு ஒரு வேலை போச்சுன்னா, ரொம்ப பெரிய சிக்கல். ஏன், இவ்ளோ டீட்டெய்லா சொல்றேன்னா, என் உறவினர்கள் நெறைய பேர் இந்த மாரி விஷயங்கள்ல தான் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. அப்போ, முதல்ல வந்து நம்மளோட சேமிப்ப அதிகரிக்கணும். திடீர்னு வேலையே போச்சு! என் நாட்டுக்கு போனாக்கூட, 6 மாதங்கள் என்னால சமாளிக்க முடியுங்குற அளவுக்கு சேமிப்ப வந்து ஏற்படுத்திக்கணும்.
ஆமா. ஆ, மா. எக்ஸாக்ட்டா. ஆ. ஆ, அ. சரியா சொன்னீங்க. அந்த அளவுக்காவது பேக்கப் வைச்சிருந்தா தான், நமக்கு வந்து பாசிபிள். சம்பாரிக்கிற காலத்துலயே சேத்து வச்சுட்டு தான் வந்து, குடும்பத்தையே கூட்டிட்டு போணும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, எப்ப வேணாலும் சிட்டுவேஷன் மாறலாம். இப்போ, இந்த கண்ட்ரீஸ்‌க்குள்ள இருக்குற கான்ஃபிளிக்ட்‌டும் வந்து அந்த அளவுக்கு இருக்கு, அப்படிங்கிறப்போ நீங்க வந்துட்டு அதுக்காக ரெடி தான் ரெடி ஆய் தான் வந்துட்டு ஆகணும். இப்போ வேற என்னல்லாம் வந்து பிரச்சனை? ஏன்னா, இப்போ நம்மூர்ல இது ஒரு பேசப்படாத ஒரு விஷயம்னு நான் நெனைக்கிறேன். நம்மூர்ல நெறையா சொந்த பந்தங்களோட இருந்து இருப்போம். <inhales> அங்க போய் கண்டிப்பா ஒரு தனிமை இருக்கும், அங்க இருக்கிறவங்களுக்குனு எனக்கு தோணுது. ஆனா என்னய மா அவங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
கண்டிப்பா. இப்போ எங்க போனாலும் சரி, நம்ப நாட்டு மக்கள நம்மளால பாக்க முடியும். அ முக்கியமா தமிழ் பேசுறவங்க கூட இப்போ யுகே, யுஎஸ் இந்த மாதிரியான ஆஸ்ட்ரேலியால, நெறைய பேரு குடிபெயர்ந்திருக்காங்க. அ பாக்கலாம், ஆனா அங்க வந்து பறந்து விரிஞ்சி இருக்குறனால எங்கேயோ ஒரு, ஒரு மூலையில இருப்போம். இப்ப நம்ம இருக்குற எடத்துல, முடிஞ்ச அளவுக்கு இந்தியர்களோட பழகுறதுக்கான வாய்ப்பு கெடைக்கும். அங்கங்க பாத்தீங்கன்னா, மினி இந்தியானே சொல்றாங்க. அ மினி இந்தியான்னு சொல்லுவாங்க. அந்த மாரி, மார்க்கெட்ஸ் இருக்கும். அப்போ, அங்க போய் நம்ம பழகறதுக்கு வாய்ப்பு கெடைக்கும். என்ன இருந்தாலும், நம்ப ஊர்ல, நம்ப குடும்பத்தோட இருக்கிற மாரி வராது. இப்போ, கண்டிப்பா போயே ஆகணும். அது குடும்ப சூழ்நிலையிலலாம், நம்ம போய் அந்த மாரி அவங்களோட பழகிக்கலாம். அவங்களும் ஒரு கம்யூனிட்டியா இருப்பாங்க. நெறைய, இப்போ விழாக்கள் கூட ஒண்ணா தான் சேந்து கொண்டாடுவாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். அ.
ஆமா. ஆமா. லண்டன்ல இருக்கு, எல்லா எடத்துலயும் சொல்றாங்க. ஆமா. ஃப்ரெண்ட்ஸ் பிகம் ஃபேமிலி அப்படிங்கிற மாரி ஆயிருச்சு.
கண்டிப்பா. அது இப்பலாம் எங்களுக்கு நகரங்கள்லயே அப்படிதான் ஆயிடுச்சு. ஏன்னா, எங்க உறவினர்கள்லாம் ஊர்ல இருக்காங்க. இல்ல, அடிக்கடி போய் பாக்குற நெலமையில இல்ல. அப்போ சுற்றி இருக்கவங்க, ரொம்ப நெருக்கத்தில இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து நாங்க உறவினர்கள் மாரி. அவங்களோட ஒண்ணா பண்டிகைகள் கொண்டாடுறது, அதிக நேரம் செலவிடுறதுன்னு மாறிட்டோம். இப்போ வெளிநாடுலயும் அந்த மாரி தான், வாய்ப்பு இருக்கு. "இல்ல, எனக்கு குடும்பத்தோடு இருக்குறது, இந்த மாரியான விழாக்களை கொண்டாடுறது, அவங்களோட நேரம் செலவிடுறது தான் முக்கியம்" அப்படின்னு நெனைக்கிறவங்க, கண்டிப்பா அந்த வெளிநாட்டு ஆசையை விட்டுறணும். அதுக்கு இங்கேயே நான் மேற்படிப்பு படிக்கிறேன், ஒரு நல்ல நிறுவனத்துல போய் சேர்றேன். இங்கே எப்படி நான் முன்னேறணும்னு பாத்தோம்னா, அந்த வளர்ச்சியை நம்ம இங்கேயே அடைஞ்சிறலாம். இப்போ, இந்தியாலயும் அந்த மாரியான வாய்ப்புகள் நெறையா வந்துருச்சு. அப்போ, நம்ம எத முதன்மையா கருதுறோம். எ இதெல்லாம் நான் எழுதுனேன். ஒரு ஒடனே ஒரு டயரி எடுத்து எழுதுனேன். இவ்வளோ வரவு, இவ்வளோ செலவு. அ என்னோட ப்ராயாரிட்டீஸ் என்ன?
ஓகே. அப்படின்னு ஆஃப்ரொக்ஸிமேட்டா. அ.
ஆமா. அப்ராக்ஸிமேட்டா நம்ம எழுதிடலாம். ஏன்னா, நமக்கு ஓரளவுக்கு ஆஃபர் லெட்டர் கெடச்சப்புறம் தான், நம்ம போறோம்ன்றதே முடிவு பண்ணியிருப்போம். அப்போ வந்து, அந்த சம்பளத்தை இந்திய மதிப்பில, அங்க இருக்க செலவை இந்திய மதிப்பில போட்டு, அ என்னோட சேமிப்பு இவ்ளோ தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு வாழ்க்கையில எது முக்கியம்? எனக்கு பணம் முக்கியமா? இல்ல. எனக்கு என்னோட சுதந்திரம், என்னோட குடும்பத்தோட இருக்குறது. அ எனக்குன்னு சில வ் நண்பர்கள் தோழிகள் இருக்காங்க, அவங்களோடு இங்க இருக்கிறது தான் முக்கியம். அப்போ நான் ஏன் இதை யோசிச்ச உடனே, எனக்கு அந்த பதில் வந்து கொஞ்ச நேரத்திலேயே கெடைச்சிருச்சு, நாட்கள் கூட நான் எடுக்கல. "ஐயோ! நான்லாம் போலப்பா." அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒடனே வீட்ல அந்த மாதிரி நம்ம அந்த முடிவுகளை வந்து நம்ம எடுத்துறணும் ஒக்காந்து, எழுதி, இல்ல பேசி முடிவு எடுத்துட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகரலாம்.
ஆ ஆமா. ஓகே. ஆமா. அப்புறம் அப்பா, அம்மா கூடயும் நா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா, அவங்கதான சொல்ல முடியும். நீ அங்க போய் உன்னால முடியலைன்னாலும், நீ வந்து வரலாமா, வேணாமா, என்ன ஏதுன்னு. அந்த ஒரு ஸ்டேட்டஸ்‌ வந்து பேரண்ட்ஸ் தான் குடுக்க முடியும்ன்னு நா தோனு எனக்கு தோனுது. இப்ப எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்சூனிட்டி இருந்தது, வெளியில படிக்கப் போறதுக்கு. ஆனா, ஒரே பொண்ணு! என்னால யோசிக்கவே முடியல. “இவங்கள விட்டுவிட்டு, இன்னொரு இடத்தில போய் செட்டில் ஆகிறது” அப்படீன்னு சொல்லி. நா அதனால இங்க என்ன பெஸ்ட்‌டா பண்ண முடியுமோ, நா பண்ணிக்கவும் செஞ்சுட்டேன். அதனால அது பரவால. ஆனா, நிறைய பேருக்கு, ஒரு நல்ல ஆப்பர்சூனிட்டிய மிஷூம் பண்ணீறாங்க. கொஞ்சம் தேவையில்லாம பயந்து. அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுங்க?
கண்டிப்பா. கண்டிப்பா. இல்ல. எனக்கு நா எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, இப்ப நீங்க மிஸ்டு ஆப்பர்ச்சூனிட்டின்னு நினைக்கிறீங்க, இல்லையா? அது வந்து வேறு விதமா, இப்ப நீங்க முடி எடுத்த முடிவு மாதிரி, இங்கேயே சிறப்பான படிப்போ, அ இல்ல இப்ப மேற்படிப்பு கூட வெளிநாட்டுக்கு போய்ட்டு வராங்க. அது 1 வருஷம், 2 வருஷம்கூட இருக்கு. அதெல்லாம் வந்து இப்ப வேலையில எடுத்துக்கிறாங்க தான், கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஏதாவது ஒரு வாய்ப்ப நம்ம இழந்துட்டோம்னா, அடுத்து என்ன பண்ணணும்? அத உடனே யோசிச்சு நல்ல முடிவுகள் எடுத்துறணும். ம் இப்ப வெளிநாட்டுக்கு போய் படிச்சு வெளிநாட்டிலேயே செட்டில் ஆனவங்க நிறைய பேர், அவங்களோட பெற்றோரோட இறப்புக்கு கூட வரது வந்து வாய்ப்பா இல்ல. இது எங்க உறவினர்களுக்கே நடந்தது. அப்போ, “இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் என்னால சமாளிக்க முடியும். என் மனசு ஏத்துக்கும்” அப்படீங்கிறவங்க மட்டும்தான் வந்து, அடுத்தடுத்து அத வந்து எடுத்துட்டு போ முடியும். இப்ப நம்ம குடும்பத்தோடு, இணைந்து இருந்து பழகிட்டோம், நம்மளால அத வந்து எடுத்துக்கவே முடியாதுனா, இந்த முடிவுகளே எடுக்காம இருக்கணும். அதுதான் சொல்றேன். நம்ம பிரையாரிட்டீஸ் நம்ம எழுதி பார்த்தாலே புரிஞ்சிரும். நீங்க சொல்ற மாரி, அடுத்து அப்பா அம்மாகிட்ட பேசணும். அ ஏன்னா அவங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்கு, நம்ம அப்பா அம்மாலாம் மு பொதுவா அவங்களுக்கு எப்பவுமே உடம்பு நல்லா இருக்குன்னுவாங்க, போய் செக் பண்ணாதான், உள்ள இருந்து அவ்ளோ பிரச்சனைகள் வெளியே வரும். அதனால, அதெல்லாம் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். உங்க வயது இப்ப 5 வருஷம, நா படிக்க போறேன். இல்ல 3 வருஷம் படிக்க போறேன், அதுக்கப்புறம் 2 வருஷம் எல்லாரும் வேல பண்ணுவாங்க. ஏன்னா அந்த செலவெல்லாம் ஈடு கட்டுறதுக்கு. அப்ப அந்த 5 வருஷ காலம், நா இல்லாம அவங்க எப்படி இருப்பாங்க? இந்த மாரி எதிர் காலம் குறித்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சுருச்சுனா கண்டிப்பா போகலாம். அது நல்ல ஒரு வாய்ப்புதான் இப்போ.
ஆமா. ஆமாமா. ஆமா. ஆ. ஆமா. என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்னு. ஆமா. சொன்ன நீங்க வந்துட்டு ரொம்ப சரியா சொன்னீங்க. அதில என்னலாம் சிக்கல் இருக்கு, நம்ம என்னல்லாம் வந்து பண்ணி, அத சரி பண்ணலாம். எப்படி வந்துட்டு, அத அனலைஸ் பண்ணலாம்? நீங்க அனலைஸ் பண்ண விதம், எனக்கு கரெக்ட்தான். நம்ம ஒரு நோட் போட்டு எழுதி கொஞ்சம் யோசிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து, அது இன்னும் பெட்டர்ன்னு நா நினைக்கிறேன். எனக்குமே வந்து இது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்துச்சு. உங்ககிட்ட பேசினதில ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிங்க.
உங்களோடு பேசினதில எனக்கும் மகிழ்ச்சி. நன்றி.